ஆ பாத்திருக்கேன்.
ஆமா. அப்ப வந்து இந்த ரொம்ப வந்து நம்ப வறண்டு போய்டுச்சு அப்டின்னு சொல்லுவாங்க, நம்ம முகம் எல்லாம். அ வாயி. அதுக்கு அப்புறமா வந்து வறண்டு போனா, என்ன அர்த்தம்? நம்ப தண்ணீ வந்து ஒழுங்கா இல்லன்னு அர்த்தம். இல்லையா, நம்ப உடம்பில வந்து அ தண்ணீங்குற ஒரு விஷயம் வந்து சமமா இல்ல அப்டின்னு சொல்லுவாங்க. அதனால, நிறைய வந்து இந்த இளநீயா இருக்கட்டும், அ இந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமான பழங்களா இருக்கட்டும். உதாரணத்துக்கு இந்த, இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அந்த வாட்டர்மெலன் இருக்கு இல்லையா, அது அ இந்த, அ கிர்ணிப்பழம்னு சொல்வாங்க. இந்த மஸ்க் மெலான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில. இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து குடுப்பாங்க. அப்போ நிறைய வந்து, தண்ணீ சத்து இருக்கக்கூடிய வந்து, காய்கறிகளா இருக்கட்டும். முள்ளங்கியா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் குடுத்து கொஞ்சம் சரிப்படுத்துவாங்க. அதுக்கு
ஆ. ஆமா. ஆமா. சரி, சரி. ஆனா, மருத்துவர்கள் கூட பாத்தீங்கன்னா, நம்ம போன உடனே வந்து, நாக்கு நீட்டு அப்படி பாப்பாங்க. அப்புறம் வந்து இந்த கண்ணு கீழே இப்டி இழுத்துப் பாப்பாங்க. கண்ணுக்கு அடியில என்ன இருக்கு அப்டிங்குறத. அதை வச்சி ஏதாவது தெரியுமா என்ன அவுங்களுக்கு?
கண்டிப்பா, ஆமாங்க. நிச்சயமாங்க. ஆமாங்க. என்னா அப்டின்னா, ஏன் மருத்துவர் வந்து அத பாக்கிறாங்க அப்டின்னா, கண்ணுக் கீழ வந்து அந்த ரத்த ஓட்டம் எந்த கலர்ல இருக்குன்னு பாப்பாங்க. எந்த நிறம். அதாவது நம்ம கண்ண வந்து இழுத்து பாத்தோம் அப்டின்னா, அ சில பேருக்கு வந்து ரொம்ப வந்து, அப்டியே அ சிவப்பா வந்து இருக்கவே இருக்காது. அவுங்களுக்கு வந்து அந்த இரத்த ஓட்டம் ஆமா வெள்ளை நிறமா இருக்கும். அப்ப அந்த அதை பாப்பாங்க. எவ்வளவு வந்து அவுங்களோட, அதிலயே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க. நாக்கு வந்து எதுக்கு பாக்கிறாங்க அப்டின்னா, அந்த நாக்கோட வந்து நிறம் பாப்பாங்க. அதாவது வந்து ஒரு இந்த இரத்தம் ஓட்டம் இருந்தா, அதாவது ஒரு பின்ங்கிஷ் கலர்ல இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லயா, ஆங்கிலத்தில அந்த மாரி இருக்கா, இல்லை ரொம்ப வறண்டு போயி வந்து அ அங்க வெடிப்பு மாரி இருந்தா, அது வந்து சுகருக்கான அறிகுறி. அதையும் பாப்பாங்க. அ இந்த மாரி விஷயம், அ கண்டிப்பாங்க. சுகர் அப்டிங்கிற ஒரு விஷயம் வந்தா, வாய் வறண்டு போய்டும். நாக்கும் வந்து வறண்டு போய்டும். அந்த ம் நாக்கு நம்ப கால்ல வந்து வெடிப்பு விழுது இல்லையா, அதே மாரி நாக்கிலயும் வந்து வெடிப்பு விழும். அப்படி இருக்கவங்களுக்கு.
ஓ! சரி, சரி. வெள்ளை நிறமா இருக்கும். ஆ, அத ஆமா. ஓ! சரி, சரி. புதுசா இருக்கு எனக்கு. <chuckles> ஆமா. இது முதல் முறையா உங்க கிட்ட நான் கேள்விப்படுறேன். ஏன்னா இதுவரைக்கும் இது யாருமே எனக்கு சொல்லிக் குடுத்தது கிடையாது.
கண்டிப்பாங்க. என் பாட்டிக்கு வந்து சுகர் இருக்கு. அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் நான் டாக்டர்கிட்ட அ கூட்டிட்டு போகும்போது பாத்திருக்கேன்.